இதுல என்ன தவறு நடந்தது? தெரியாத இடம்ன்னாய் அ அந் அ,
ஆனா, தெரியாத இடம். இருங்க, இருங்க நான் இன்னும் விஷயத்துக்கே வரல. நீங்க அதுக்குள்ள நீங்க அவச அவசரப்படாதீங்க. இருங்க.
ம்ஹ்ம். ஓ! அப்படியா. இல்ல, எனக்கு ஆர்வம் தாங்கல ஆர்வம் தாங்கலங்க. சொல்லுங்க, சொல்லுங்க.
இப்பது ஏனுங்கறேன். இருங்க பிரச்சனையே அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. மெதுவா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ந நம்ப நெனைக்கிறது ஒண்ணு அந்த தெய்வம் நெனைக்கிறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அ. அதாவது கண்ணதாசன் சொன்ன மாதிரி, "நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. அப்படீம்பாரு. அ ஆமா. அதனால அன்னைக்கு என்னாச்சு, ஒரு 6:00 மணி 6:00 - 6:30க்கு இங்கேருந்து, மெட்ராஸ்லேருந்து கெளம்பினோம்.
ஓஹோ! ஆஹா. ஆமா. ம்ஹ்ம்.
என்னா ஒரு எட் 8ஓ ஒரு 9 மணி நேரம் அங்க அ மொ மொத்தம் பயண தூரம் அ நேரம் அப்படீன்னு சொல்லி நாங்க "நம்பளுக்கு தான் கூகுள் மேப் இருக்கே. ஸோ, அதுல போட்டு அ சரி போயிடலாம்." அப்படீன்னு சொல்லி, "நம்பளுக்கு தான் கூகுள் மேப் போட்டோன்னா, நம்ப உலகத்தில எங்க வேணாலும் போயிடலாம்." அப்படீன்னு ஒரு அ நம்பிக்கை. ஆமா, "கூகுள்ல வந்து நம்பள கைவிடாது." அப்படீன்னு ஒரு, அ.
ம்ஹ்ம். ஒரு ஒரு நம்பிக்கை. <laughs> ஆமா. <laughs> இது இது ஆரம்ப காலத்தில, இந்த கூகுள் மேப்புன்றது கொஞ்சம் அந்த கலாச்சாரம் ஆரம்பிக்கும்போது வந்து, ஒரு ப பதிவு ஒண்ணு பார்த்தேன் நகைச்சுவையா. அது எங்கேன்னா, ஒருத்தரோட வீட்டுக்குள்ளேலாம் கூட்டிட்டு போகும். ஆட்டோ எடுத்துட்டு இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ளலாம் ஓட்டுவான். என்ன இதுக்குள்ள வர்றீங்கன்னா, "மேப்ல இங்க தான் காட்டுதுங்க. இது வழியா தான் போ சொல்லுது." அந்த மாரி நெறைய தருணங்கள்ல இத நம்பி நாங்களும் ஏமாந்த அனுபவம் எங்களுக்கும் உண்டு. நீங்க சொல்லுங்க. எனக்கு கியூரியாசிட்டி ஏத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க. <laughs>
<laughs> <laughs> <laughs> சரி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அம் அ மழைக்கு க மழைக்குள்ள அறிகுறி நெறையா இருந்தது. அங்க ஒரு ஒரு பொயல் உருவாற அந்த ஒரு அ சூழல் இருந்தது அன்னைக்கு. அ ஸோ, "நல்ல மழை" அப்படீன்னாங்க. "சரி, நம்பளுக்கு என்ன பெரிய பிரச்சனை? கார் கார்க்குள்ள உட்காந்துருக்கோம். உள்ள வந்து எவ்ளோ தூரம் போயிட்டு, அப்படியே எங்க ஒதுங்கணுமோ ஒது ஒதுங்கிட்டு, சாமிய பார்த்துட்டு வர வேண்டியது தான். இதுல என்னடா பெரிய பிரச்சனை?" அப்படீன்னு சொல்லி அ கெளம்பிட்டோம். அம் இது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா,
சரி. ம்ஹ்ம்.

நான் நான் சொல் நான் சொல்றது நான் அது நான் சொல்றது 2 2 பாதை இருந்தது. அந்த Googleல Google நான் சொன்னேன் இது வந்து யூசுவல்லா ருவ ரு இந்த கூ Google காம்ச்சது இந்த ரூட்டு ஆ நான் சொன்னேன் இந்த ரூட்ல கூட போலான்டா, இது போனா இன்னும் நம்ம சீக்கிரம் போயிடலாம் ஐ மீன் 2 ரூட் 2 ரூட் காமிக்கும் யூசுவல்லா Google 2டோ 3 ரூட் காமிக்கும். சரி, நம்ம போலான்டா இதில இதில போயிட்டு 1 வாட்டி ட்ரை இ இதில ட்ரை பண்லான்டா அப்டின்னு சொல்லி சொன்னேன். அவன் சொன்னான் இல்ல வந்து நம்ம வந்து <clears throat> இந்த ரு சரி ட்ரை பண்லான்னு சொல்ட்டு கிளம்பிட்டான். அதாவது ஆ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் சொன்னார் நீ வந்து வாய் வாய வச்சுன்னு சும்மா இரு <laughs> அ. ஓ. ஓ ஓ ஓன்னோட நாக்கு உச்சியில வந்து சனி வந்து ரிக்லைனர் போட்டு உட்கார்ந்திருக்காரு. அதனால வாய மூடிட்டு கம்முனு இருன்னுனாரு. நம்மளுக்கு எங்கே வாய வாய திறந்தா நம்ம பேசின்னே இருப்போம். சரி, போடான்னு சொல்லி அந்த ரூட்ல போய்ட்டோம். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு கிராமம் வழியா அந்த குறுகிய பாதையில போயிட்டே இருந்தது. <tsk> நான் சொன்னேன் ஆஹா, என்ன என்ன ஒரு இது 2 மணி ஆனா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆஹா என்னடா வயல்லலாம் சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்லி அவன் என்ன திட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதில வந்து சரி எவ்வளோ நல்ல இன் ஆமா, சூப்பரா இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா, ரே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு ஆயி போச்சு.
சரி. ம்ஹ்ம். சரி. ஓஹோ! ம்ஹ்ம், சரியா, சொல்லி இருக்கார்ல. அ, அ. ஓ! ம்ஹ்ம். ஆ, சூப்பரா இருக்கு. நம்ம தேடியெடுத்த வழி எவ்வளோ அழகா இருக்கு! இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போலாம். அ. ம்ஹ்ம்.
ஆ பார்த்தேன்னா வண்டி வந்து ஆடி ஆடி இந்த மாட்டு வண்டில அந்த காலத்துல மாட்டு வண்டியில அப்டியே போகுது குலுங்கி குலுங்கி குலுங்கி போகும்ல அந்த மாரி வண்டி போயிட்டிருந்தது. பார்த்தேன்னா ரோ ரோடே இல்ல. ஏதோ அந்த நைட்ல அந்த மழையில அந்த ஆ <clears throat> ஹெட்லைட் ஹெட்லைட்டில என்ன தெரியுதோ அதில பார்த்து ஏதோ போயிட்டிருந்தோம். திடீர் திடீர்னு பார்த்தா டோம்முனு ஒரு சவுண்டு.
ஓ! ம்ஹ்ம்.